ஆ. அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆ, அ எப்பிடி வ நான் பொறந்த வீட்ல தீபாவளியிலாம் ரொம்ப சிறப்பா கொண்டாடியிருக்கிறோம். அப்ப வந்து, எங்க பெரிய சின்ன குழந்தைங்கள விட்டு வந்து இந்த முறுக்கெல்லாம் சுத்த விட மாட்டாங்க. ஏன்னா, கேட்டா உன்னோட கை வளர்ற கை அப்புறம் செய்யிற வேற வளர்ந்துட்டே போகும், ரொம்ப நேரம் செய்யிறமாரி ஆயிருன்றுவாங்க, அதனால நாங்க தப்பிச்சுருவோம் ஆனா வந்து, அம்மா பாட்டி எல்லாம் அழகா முறுக்கெல்லாம் சுட்டி எல்லாம் தருவாங்க. அது சாப்பிடறதுக்கு நாங்க ரெடியா தாங்க இருப்போம்.
ஆ. ஆ, ஆ. ஆ, ஆ. கண்டிப்பா. கண்டிப்பா. நம்மளோட வேலையே அதுதானே! நீங்க செஞ்சா மட்டும் போதும் நாங்க ஏன்னா அதையும் ஒரு இ ஒரு ஆசை வரும் பார்த்தீங்களா! அம்மா வந்து பார்த்தீங்கன்னா முருக்கு சுட்டுக்கிட்டே இருப்பாங்க, நம்ம கை வந்து பட பட பட படன்னு அங்கே போயிட்டு எழுதணும். அம்மா வந்து திட்டுவாங்க, ஏய்! சாமி கொடு ஸ இன்னும் கும்பிடல. அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ள நீ வந்து கைய வச்சு எடுத்துட்டு போறா! அம்மா! நீ சுடுற முறுக்குக்கு நாங்க ஃபேன் அதிமாவா அப்பிடின்னா ஐஸ், ஐஸ் வச்சா மட்டும் போதும், எங்க அம்மா அப்பிடியே உருகிட்டு, ஆ சரி, சரி, சரி. அப்பிடியே ஒன்னும் நடிக்காத! எடுத்துட்டு போ! அப்பிடின்னுவாங்க. இல்ல ரவா லட்டு பிடிக்கும்போது அப்பிடியே கூடயே நின்றுவேன் நான்லாம். அம்மா சூப்பரா பண்ணுறம்மா! அம்மா இன்னும் கொஞ்சம் நெய் மட்டும் லைட்டா இத பண்ணா, ஏன்னா அந்த ஐஸ் வைக்கிறதுக்கு தான் அம்மா அப்பிடியே பசங்கள பார்த்தவுனே உருகிருவாங்களே அது. ஆ.
<laughs> ம். ஆமா. உ. ஆமா. <laughs> இதுல அ. மு உ உடனே உருகிருவாங்கல்ல. அதுவும் இந்த பாட்டி வேற போட்டு கொடுப்பாங்க, பரவாயில்லடி குழந்தை தானே எடுத்துட்டு போட்டும் அப்பிடின்றுவாங்கல்ல. <laughs> ஆ. ஆ. ஆ.
ஆ. <laughs> ஆமா, ஆமா. நிச்சயமா, நிச்சயமா. அது போல வந்து, அ நீங்க பண்ற சமையல்லே வந்து உங்க குழந்தைக விரும்பி சாப்பிட்ற வ் அ சமையல்ன்னா எத சொல்லுவீங்க?